ஓ ஒ ஒவ்வொரு குடும்பத்துக்கும், பொதுவா அத வம்சம்ன்னு சொல்லுவாங்க. அந்த வம்சாவளிகளுக்கு, அவுங்க குடும்பத்தை பத்தின அந்த கதைகளோ, இல்ல அந்த அ எப்டியெல்லாம் நடந்தது முன்கூட்டி, அப்டிங்கிறதெல்லாம் வந்து, ஆ சொல்லணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அது எப்டி நம்ம வந்து சொல்ல முடியும்? அடுத்த தலைமுறைக்கு. அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா, உங்க குடும்பத்தை பத்தி?
ஆ, கண்டிப்பா சொல்றேன். இது வந்து என் குடும்பம்னு இல்லாம, என்னோட, அ தூரத்து உறவினர் இவுங்க. அந்த பாட்டி தாத்தான்னு சொல்லலாம். அந்த மாரி இதுல, நானே கண்கூடா பார்த்தது. அதாவது, ஒரு என்னுடைய இந்த சின்ன இந்த வாழ்க்கையில நான் வந்து இதை பார்த்து புரிஞ்சுகிட்டது இது. இப்டியெல்லாம் இருக்கா? இது தப்பு, இது சரின்னு அவுங்கள வச்சு எனக்கு ஒரு பாடம் கற்பிச்சாங்க.
சரிங்க.
அது எப்டின்னு பாத்தீங்கன்னா வந்து, எங்க கிராமத்தில, ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. எங்க தெருவுல அத எல்லாமே பாத்தீங்கன்னா, எங்க தூரத்து உறவினர்ன்னு தான் சொல்லுவாங்க. எங்க கிராமத்தில இருக்கிற எல்லாரையுமே.
சரிங்க. சரிங்க. ஏதோ ஒரு வகையில, அவுங்க நமக்கு உறவினரா தான் இருப்பாங்க. அஹ,
ஆ, அந்த மாரி. ம். ஆமா. பெரிய தாத்தா சின்ன தாத்தாமாங்க. எனக்கே அது பெருசா தெரியாது. அவுங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தனி குணாதிசயம் இருக்கும். அதில தப்பே கெடையாது. ஆனா எங்கே தப்பு வருதுங்கிறத நான் அப்பதான் கண்கூடா பார்த்தேன். அந்த தாத்தா எப்டின்னா, ஒரு மாதிரி அவரோட வேலைய அவரு சரியா செய்வாரு. ஆனா வந்து மததவங்களுக்கெல்லாம் பெருசா எதுவும் பண்ணமாட்டாரு. அவரு வந்து க
<chuckles> சரி சரிங்க. கண்டிப்பா. ம்ஹ்ம். உதவி செய்யும் அது.
ம்.
உதவி செய்ய மாட்டாருங்கிறீங்களா? இல்ல.
ஆ உதவின்னு எதுவும் அவருக்கு பெருசா செய்ய தெரியாது. அவர் வந்து ஒரு த என்ன சொல்றது, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அதெல்லாம் ரொம்ப ஒரு நேர்த்தியா பண்ணுவாரு காலையில எழுந்தா குளிக்கறது, அந்த தலைக்கு எண்ணெ வச்சு எண்ணெ வச்சுதான் டெய்லி தலைக்கு குளிப்பாரு, அவரு துணிய அவரே தொவச்சிக்குவாரு. ஏன்னா, அது அவர சொல்ல முடியாது. அவர வளர்த்த விதமா இல்ல இது வந்து ஒரு பாரம்பரியத்துலேயே அவர் உடம்புலேயே ஊறி இருக்கா என்னன்னு தெரியாது. இந்த மாரி தான் இருப்பாரு. அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அந்த பாட்டி செய்யும் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கே
கண்டிப்பா. ம். சரி, சரிங்க. ம். ம். ம்.
ஆ, அது
எல்லா வேலைகளையும் செய்வாங்க அவங்க.
ஆமா. அந்த பாட்டி வந்து கோ அவங்களுக்கு வந்து 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களையும் வளக்குறது அத கொண்டு போயி பள்ளிக்கூடத்துல எந்த மாரியான ஒரு விடுதியில சேத்தா, அந்த பிள்ளைக்கு நல்ல படிப்பு வருன்னு பாக்குறது, அப்பறம் பொண்ணுக்கு வந்து சீர் செய்யணும்னு இப்பவே வந்து சின்ன வயசுலேயே சேத்தது, இதெல்லாம் அந்த பாட்டி சொல்லி தான் பாதிக் கத எனக்கு தெரியும். <chuckles>
சரிங்க, சரிங்க.
அ அந்த மாரி, அப்போ அந்த தாத்தாவோட பங்கு என்ன அந்த குடும்பத்துலன்னு பாத்தீங்கன்னா வந்து அவரு ஒண்ணுமே பண்ல சம்பளம் வாங்கி கொஞ்சம், கொஞ்சம் சம்பளம் அதுவும் பெரிய சம்பளம்லாம் அவரு வாங்கி குடுக்கல போல இருக்கு. கொஞ்சம் சம்பளம் வாங்கி குடுத்து அந்த பிள்ளைங்கள அந்த பாட்டி வந்து ஒரு இலவசமா கிடைக்குற ஒரு விடுதியில தங்க வச்சு, படிக்க வச்சு ஏதேதோ வளத்துருச்சு. ஆனா வந்து
ம். சரி, சரி. ஓ! ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க குழந்தைங்கள வளத்தது முழுவதுமே அந்த பாட்டியோட அ ஈடு தான் அதிகமா இருக்கு அதுல.
ம். அ. ஆமா, இந்த மாரில்லாம் வளத்துட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி குடுத்துட்டு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்கலாம் வந்து கல்யாண வயசுல இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துடுச்சு 3வது தலைமுறை. அ இதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்குற அந்த 4 பிள்ளைங்கள்ல அது நிஜ வாழ்க்கையிலே இப்டி தான் இருக்குமா? இல்ல நான் திரைப்படத்துல பாத்ததான்னு தெரியல. ஒரு ஓ 2 பிள்ளை வந்து சுமாரா ஆயிருது. 2 பிள்ளை நல்லா வளந்துருது.
சரிங்க. சரி, சரி. ஓஹோஹோ. ம். சரிங்க.
எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 4 மாங்கொட்டை எடுத்து மண்ணுக்குள்ள வச்சா 4 ஒரே மாரி வளராது போலருக்கு. <chuckles>
ஆமா, ஆமா. அது அதுக்கான தனி குழு குணத்தோட தானே அது அது வளரும். <chuckles> சரி.
ஆமா. எனக்கு அ அந்த 4 குழந்தைகளையும் பார்க்கும்போது, 2 குழந்தை அருமையா வளர்ந்திருக்கு. 1 குழந்தை பரவால்லன்னு சொல்லலாம், ரொம்ப கீழ்நோக்கி இல்ல. ஒண்ணு ரொம்ப அல் அதாவது அழுகி போன மாரின்னு சொல்லலாம் அந்த செடிய. அந்த மாரி ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா? இந்த வம்சம்ங்கிறது வந்து அந்த தாத்தா கிட்ட இருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. பாட்டி மாதிரி 2 வந்துருச்சு, தாத்தா மாதிரி ஒரு ஒண்ணு வரணும்ல.
ம். சரி, சரிங்க. கண்டிப் சரி, சரி அதுதான், அதுதான். நம்மளே வீட்ல வெளையாட்டா பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம்ல, நமக்கு பிடிக்காதது எதாவது செஞ்சா, அப்டியே அவங்க அப்பா புத்தி, அப்டியே அவங்க பாட்டி புத்தி அப்டிலாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி போல. அஹ.
ம். ம். அ. அ. ஆ. அதே தான். இப்போ எனக்கு என்னன்னா, இது வந்து ஒண்ணும் நம்மளால கையில மாத்த முடியாது இது வம்சாவழி அப்டிதான் வந்துட்டே இருக்கும் அந்த ஜீன்ஸ்ன்பாங்க. மரபணு சொல்லி அது வருது. இப்போ எந்த எடத்தில போய் மாறனும்ன்னா? இந்த 4 பேரும் கல்யாணம் பண்றாங்க பார்த்தீங்களா? மனைவிகளோ, கணவன்மார்களோ
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா.
அப்போ அவுங்க வந்து, ஒரு சரியா அமஞ்சுட்டாங்கன்னா, இதுக்கு மேல அவுங்க அத கொண்டு போயிருவாங்க. மேல அப்பிடியே எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த குடும்பத்த. <chuckles>
சரிங்க, கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க. ஆமா. அது குடும்பத்துக்குள்ள புது உறவுகள் வரும்பொழுது, அவங்கள அவங்கள ஃபேஸ் பண்ணி கூட அந்த குடும்பம் வந்து அப்பிடியே கொஞ்சம் திசை மாறும் இல்லேங்களா!
அ. அ. ஆமா. இதுல ஒரு என்ன பிரச்சன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கனா அந்த கொஞ்சம் சு ரொம்ப சுமாரா இருக்குற அந்த ப பிள்ளையோட வந்த மனைவியும் ரொம்ப ஒரு அறியாமையில இருக்குற மனைவிய போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க <chuckles>
ம். சரிங்க.
அ இதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த குடும்பம் வந்து ஆரம்பத்தில இருந்தே ஒரு தள்ளாடிக்கிட்டு ஒரு புயல் காற்றில அடிக்கிற மாரியே அடிச்சு அடிச்சு அப்பிடியே வந்து இப்போ மூன்றாவது தலைமுறை வரைக்கும் அது கஷ்டப்படுது. அத பாக்கும்
அவுங்க கூட இப்போ அவுங்க அண்ணா அக்கா அவுங்கலாம் கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லேங்களா! அப்போ அவுங்கலாம் வந்து அந்த கை கொடுத்து தூக்கி விட்றது, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலேங்களா! அவுங்களுக்கு.
ம், ஆமா. அ. இல்ல. இவரு வந்து ரொம்ப ஒரு இந்த போதை மருந்தெல்லாம் சாப்புட்றது அந்தமாரி. இந்த, ஆ அப்பிடி ரொம்ப போயிட்டாரு வந்து ஓரளவு இழுத்து பாத்தாங்க மேல, அவரு வந்து மேல வராரு திருப்பி கீழயே போயிறாரு <laughs> அந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு, ஒரு குடும்பம் வந்து அப்பிடியே ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் இனியும் இது தொடரக்கூடாது அப்பிடின்னா இதுக்கு அடுத்து ஒரு அவுங்களுக்கு ஒரு பிள்ளைங்கலாம் இருக்காங்கல்ல,
ஓ சரி, சரி, சரி. ஆ, ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா. ம், ம், ம். ம். ஆமாங்க, ஆமா. அடுத்த 3 வது தலைமுறை, அந்த குடும்பத்தோட, ஆமா.
ஆ. அது மாற்றி அமைக்கணும் அப்பிடிங்கிறது தான் என்னோட இது. இந்த இதுல இருந்து நான் அதான் கத்துக்கிட்டேன். அதாவது தலைமுறை, தலைமுறையா ஒரு பிரச்சன வந்து தொடர்ந்துகிட்டே போ கூடாது. <chuckles>
ஆமா ஆமா. பொதுவா இப்போ நமக்கு சாதாரணமா கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா, அ "நம்ம சேத்தி வெக்குற பாவ, புண்ணியம் எல்லாமே நம்ம புள்ளைங்களுக்கு தான் போய் சேரும்" அப்டின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்குது போல. ம்.
ஒரு இடத்துல வந்து அத நிப்பாட்டணும். ம். இதே தான். நீங்க நீங்க நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இதில எங்க பிரச்சன நடந்திருக்குன்னு பாத்தீங்கனா, இந்த தாத்தா ஒருத்தர் வந்து அதாவது எந்த செயலுமே செய்யாம அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருந்தாரு பாத்தீங்களா? அவர்கிட்ட இருந்து தான் இது பாவமா வந்திருக்கு. அப்டின்னு சொல்றாங்க. ஆனா அது மாரி நம்ம சொல்ல முடியாது. பாவம், புண்ணியம்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கடவுள் கிடையாது. ஏதோ இப்டி ஒரு பேச்சுவாக்குல எல்லாரும் பேசினத நானும் கேட்ருக்கேன். இப்போ அந்த தாத்தா மேல தப்பே கிடையாதுன்னாலும், இருக்கு தப்பு. ஏன்னா அந்த 4 பிள்ளைங்கள்ல அவர் பொறுப்பு எடுத்து கொஞ்சமாவது ஒரு அப்பாவா, தகப்பனா வளத்திருக்கணுல்ல? <chuckles>
அதுதான் அது. ஆமா. கண்டிப்பா. சரி சரி. கண்டிப்பா கண்டிப்பா அது அவருக்கு அவரு வளந்த சூழ்நிலையும் அப்டி இருக்கும் போலயே, அவுங்க வீட்ல அவரையும் அப்டிதான், "சுயநலமா" அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேர் தான் உண்டு! தனக்கென்ன? தன்னுடைய வேலை என்ன? தனக்கு எல்லாம் கெடைக்குதா? நெறையா பேர் இப்போ அப்டிதானே இருக்குறாங்க இல்லைங்களா?
ஆ. ஆமா. அ. அதேதான். அதாவது இது வந்து தப்பிச்சுக்கறதுக்கான ஒரு வழின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு என்னோட அப்பாவே நான் சொல்லுவேன் என்னோட அப்பாவும் இதே மாரி ஒரு பின்னணியில வளந்தவரு தான். இந்த தாத்தாவ சொல்றேன்ல! அதே கதைய தான் எங்க அப்பாவும் சொல்லிருக்காரு. குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டம் ஒரு சரியில்லாம அ அப்பா அம்மாலாம் வந்து சரியா பாத்துக்க இப்டி பின்னணியில தான் அப்பா வளந்தாராம். ஆனா வந்து, நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த வார்த்த, அது அப்பா யோசிச்சிருக்காரு. எங்க அப்பா என்கிட்டயே இந்த கதைய சொன்னாரு. நான் வந்து, இனி இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு இத கடத்துறதுக்கு விரும்பல. என் கூட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போட்டும். இனிமே இந்த வீட்ல வந்து ஒரு வளர்ச்சி மட்டும் தான் நான் பாக்கணும்னு நெனைக்கிறேன். அப்டின்னு ஸ் நெனச்சாராம் அவரு. <chuckles>
சரிங்க. ம் ம். சரிங்க. ம் ம். கண்டிப்பா. கண்டிப்பா ரொம்ப அருமையான ஒரு நினைப்புங்க அது. ஏன்னா, வயசாகும் பொழுது ஒரு பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்மெல்லாம் கூட திட்டுவோம் ஒரு 60, 65 வயதுக்கு மேல, அ எல்லார்கிட்டயுமே அவங்களா போய் பேசுவாங்க நல்ல ஒரு நட்ப வச்சுப்பாங்க அ அவங்களோட இளமை காலத்துல அப்டி இருந்திருப்பாங்களான்னு கேட்டா இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்பறம் எல்லார்கிட்டேயும் பழகுவாங்க பல வருஷமா அவங்க தான் நமக்கு அவங்க நமக்கு பகையாளிங்கன்னு சொல்லிக் <chuckles> குடுத்துருப்பாங்க. ஆனா, பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு அப்பறம் அவங்க போய் நல்லா பேசிட்ருப்பாங்க. நமக்கு ஒரே குழப்பமா இருக்கும். எனக்கு இப்ப நீங்க சொல்லும்பொழுதுதான் புரியுது நம்மளோட பாவங்கள் எல்லாமே நமக்கு நம்ம வம்சத்தோட அத அதாவது நம்ம தலைமுறையோடு முடியணும். நம்ம பிள்ளைங்களுக்கு அது தொடரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னாருன்னு சொல்றீங்க பாருங்க. எனக்கு இப்பதான் ஓ ஒருவேள அதுனால தான் அந்த வயதானவர்கள்லாம் ஓரளவுக்கு அந்த மாரி இருக்காங்களோ, அப்டின்ற ஒரு எண்ணம் வருது.
ம். ஆமா. ம். ம். ம். இல்ல, இல்ல. ஆமா. ம். ம். ஆ. ஆமா. அது அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்க கிராமத்துல பாத்தீங்கனா அப்பாவோட ஊர்ல வந்து இதே மாதிரி நிலைமையில இன்னொரு குடும்பமும் இருந்திருக்கு. அப்போ கொஞ்சம் நல்லா இருந்த குடும்பம் எல்லாம் வந்து இந்த 2 குடும்பத்தையும் வந்து ஒதுக்கிடுவாங்களாம். எதுக்குமே உருப்படாம இருக்காங்க இவங்க அப்டின்னு. அப்போ அவருக்கு வந்து அது குத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. நம்மள இப்டி ஒதுக்குறாங்களே பொது இடங்கள்ல அப்டின்னு. அப்போ தான் வந்து அவர் இனிமே இந்த, பேச்சுக்கு இந்த வீடு வந்து வரக்கூடாது. இந்த வீடு பேர சொன்னாலே வந்து ஆ அப்டியா வாங்க, வாங்கன்னு மரியாத குடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அப்டின்னு சொல்லி, அதுக்கடுத்து எங்க தலைமுறைய முழுசா மாத்தினாரா அதுக்கு அவர் பட் அவரு வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டேங்கற கதையும் எனக்கு சொல்லிருக்காரு. ஒரு சாதாரண ஆளா வந்து அது பண்ண முடியாது. அவர்கிட்ட ரூ.1 கூட இல்லாத நேரத்துல ஆரம்பிச்சுருக்குறாரு வாழ்க்கைய.
சரிங்க. சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம், ம். கண்டிப்பா.
அது மாரி மாத்துனேன் அப்டின்னாரு. இன்னொரு விஷயம்
இத நீங்க சொல்லும்போது தான் எனக்கு 1 கத ஞாபகம் வந்தது. சமீபத்துல படிச்சிருந்தேன். ஒரு பெரிய குடும்பம் ஒரு அரண்மன வீடுதான் ஆனா கூட கோவில் நகையா ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசப்பட்டு அத திருடிட்டாங்களாமா, அ பல தலைமுறையா வந்து அவந்து குடும்பத்துக்கு என்ன பேருன்னு <chuckles> பாத்தீங்கன்னா, "அந்த கோவில் நக திருடுனாங்கலப்பா அந்த குடும்பம் அங்க தான் இருக்காங்க. அதுதான் அவங்க வீடுன்னு" அப்டிதான் அடை அடையாளப்படுத்திகிட்டே இருந்தாங்களாமா. அதுக்கு அப்றம் அது ஒரு நாலஞ்சு தலைமுற தாண்டி வந்த பையனுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டம். என்னோட தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல செஞ்சது இன்னும் எங்கள அடையாளப்படுத்துறாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து ஒருத்தர் வந்து அறிவுர சொன்னாராம். அ உன்னால முடிஞ்ச உணவ வந்து நீ தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போடு. மத்தவங்களுக்கு பகிர்ந்து குடுன்னு சொல்லும் பொழுது. அ அந்த குடும்பத்துக்காரங்க 1 நாளைக்கு ஒரு 10 பேருக்கு மதிய உணவு இலவசமா குடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்பறம் அது தினசரி தொடரும் பொழுது, ஒரு 1 மாத காலம் போனதுக்கு அப்பறம் அ அவங்க வீட்ட அடையாள ப அந்த யாப் "எப்பவுமே எல்லாத்துக்கும் இலவசமா சாப்பாடு போடுறாங்க பாத்தீங்களா? அ அதுதான் அவங்க அடையாளம். அதுதான் அவங்க வீடு" அப்டின்னு கை காமிச்சிருக்காங்க. பல வருஷமா வந்த ஒரு பழிச்சொல்ல இந்த தானம் செய்றது மூலியமா, உணவு தானம் செஞ்சது மூலியமா அந்த பையன் <chuckles> வந்து மாத்திக்கிட்டான்னு சொல்லுவாங்க. வம்சத்துல இருந்து வந்த கதைய சொல்லும் பொழுது எனக்கு இது நினைவுக்கு வந்தது.
ஆ. ம். ஆ. ம். ஆ. அப் ம். ம். ஆ. புரியுது. புரியுது. ம். சரி, சரி. சரி, சரி. ம். ம். ம். ஆ. ஆ அதே தான் இப்போ இவரு பாத்தீங்கன்னா வந்து இப்போதைய ஒரு விழாக்களோ ஏதோ நடக்கும்போது, இப்போ அப்பா வு இருக்குற அந்த இப்ப என்னோட சகோதரன்லா இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் வந்து இவங்க வராம இந்த விழாவ ஆரம்பிடிக்க கூடாது வந்துறட்டுனு, காத்துருக்காங்க இப்போ. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்த வந்து இப்போ உண்டு பண்ணிட்டாங்க அவங்க எல்லாத்தையும் மாத்தி. அதோட இதுவும் வந்து சொல்லுவாங்க. இது அதாவது நீங்க சொன்ன அதே விஷயம் தான். இந்த ஜென்மத்துல வந்து நம்ம எவ்ளோ தூரம் வந்து தானம், தர்மம்னு சொல்லி இருக்குறது வந்து நம்ம குடுக்கும்போது இல்லாதவங்களுக்கு, அதுதான் நீங்க சேத்து வக்கிற பெரிய சொத்து. இது தான் வந்து நிறைய வந்து பழைய ராஜாக்கள்லாம் சொல்லிக் குடுத்த கதையாம். அந்த வம்சாவளி கதைன்னு சொல்றாங்கள.
ஹ்ம். சரி. ஆமாங்க, ஆமா.
அ, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அப்படின்கிறாங்க. எ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு கோவில்களுக்கு செய்வாங்க. நெறைய பேரு வந்து, இந்த மாரி ஏழைகளுக்கு செய்வாங்க! 2 மே இருக்கு.
செய்வாங்க. கண்டிப்பா.
அ, அதுதான். இப்போ நம்ம வந்து முன்னாடி தலைமுறையினர்ல இருந்து வந்து கத்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதே மாரி ஒரு, அடுத்த இத மாத்தணும் அப்டிங்கிறது தான்.
அதான். நம்மளோட பகையோ எதுவா இருந்தாலும், அது நம்மளோட முடிஞ்சிரணும். நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து, அத வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி புண்ணியம் எத்தனை வேணா சேர்த்து வெக்கலாம். சந்ததியினர்க்கு. ஆனா பாவங்கள வந்து நம்ம சேர்த்து வச்சுர கூடாது. அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க! அதுப்படி நடந்தாலே வந்து, ஓரளவுக்கு இந்த உலகத்தில் வந்து, அ பெரிய பிரச்சனைகள் அப்டிங்கிறது எதுவுமே இருக்காது குடும்ப உறவினர்கள் கிட்டயும் சரி, சமுதாயத்திலயும் சரி!
ஆமா. அ. ஆமா, இப்போ அ. இப்போ வந்து எங்க அப்பா அத முயற்சி பண்றதுக்கு, அம்மாவும் உறுதுணையா இருந்திருக்காங்கல்ல. அதுவும் ரொம்ப முக்கியம். கூட வரவங்க வந்து, புதுசா உள்ள வர்றவங்க வந்து, அத கீழே இறக்கி விடாம இருக்கனும். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கும் வந்து அப்பா அதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காறாங்க. இப்டி தான் இருக்கனும். அப்படின்கிறத. அது அவங்களோட கடமைய அவங்க கரெக்ட்டா செஞ்சுட்டாங்க! அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். <chuckles>
கண்டிப்பா. அது தான். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ரொம்ப அருமையா சொன்னீங்க, உங்க, குடும்பத்துல ஒருவர் வந்து பண்ண ஒரு தவறு, அவங்களோட பிள்ளைங்களுக்குள்ளயே வந்து, அ எந்த மாரி ஒரு வேறுபாட வந்து ஏற்படுத்துது? நல்லது செய்ற மோது நல்லா விதமா வளர்றாங்க. ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த குடும்பத்துல இருக்குற பிள்ளைகளே வந்து, கொஞ்சம் கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்து தள்ள விடப்படுறாங்க. அ, நான் உங்களுடைய தந்தை வந்து, அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு மனத்தெளிவுல இருக்காரு? இன்னிக்கு வரைக்கும் வந்து ஒரு நல்லது கெட்டதெல்லா கலந்துக்கும் பொழுது, அதுக்கான நமக்கான அந்த மரியாதய வந்து அவரு தேடிக்கிறாரு. அப்டிங்குறதெல்லாம், அ ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் தான். அது நம்ம நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கூட நம்ம இந்த கதைகள்லாம் சொல்லும்பொழுது, அவங்களுக்கு வாழ்வியல பத்தின ஏதோ ஒரு புரிதல் வந்து அதுலருந்து கெடைக்கும்னு நெனைக்குறன்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஏன்னா நிஜ கதைய தான் வந்து குழந்தைகள் வந்து கேட்பாங்க. நீங்க வந்து சும்மா ஒரு புத்தகத்துல, பொம்ம கதைய வெச்சு. இது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. நீதிக்கதைகள்னு சொன்னா, அந்த குழந்த வந்து அவ்வளவா ஏத்துக்காது அத!
ஆமா. கேக்காது கேக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ரொம்ப அழகா நீங்க உங்க அனுபவத்த வந்து பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடன் பேசியதில் வந்து மிக்க மகிழ்ச்சிங்க! நன்றி!
மிக்க நன்றி!